இப்போ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, உடல் ஆரோக்கியம், உடலை கண்காணிக்கிறதுக்கு சொல்லிட்டு சில இயந்திரங்கள்லாம் நமக்கு இருக்கு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து அ அந்தக் காலத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சுகர் டெஸ்ட் பண்றதுக்கே என்ன ஆகும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, 1 மணி நேரம், "1 நாள் கழிச்சு வாங்க ரிப்போர்ட் வாங்கிக்கலாம்." அந்த மாரிலாம் முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, உடனுக்கு உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு தான் உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படிங்கற மாரிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப எதிர்காலத்துல எந்த மாதிரியான கருவிகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? உங்களுக்கு எதாச்சும் அத பத்தின ஒரு ஐடியா இருக்கா? அத பத்தி சொல்ல முடியுமா?
நிச்சயமா. இப்ப உடல் ஆரோக்கியத்திற்கான கருவிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப, நிறைய கருவிகள் வந்து இன்னைக்கு இருக்கு. அதாவது அ அன்னைக்கு நீங்க சொன்னீங்க அழகா. அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகர் எடுத்தாலே வந்து டெஸ்ட்க்கு வாங்க, "நாளைக்கு ரிப்போர்ட் வாங்கிக்கங்க. நாளான்னைக்கு வாங்கிக்கங்கன்னு சொல்லி இழுக்க விடுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையும் கூ உண்மைதான் அது. ஆனா இன்னைக்கு போய் நீங்க ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா, அ ஒரு ஒரு சில நிமிடங்கள்ல நமக்கு, அ வீட்டிலயே நீங்க வந்து நமக்கு சுகர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம்.
ம். ஆமாங்க.
காரணம் வீட்லயே பயன்படுத்தக்கூடிய இயந்திரம். ஆ, இது வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாரி தான் சொல்லணும். ஏன்னா உடல்ல நமக்குச் சிறு சிறு பாதிப்புகளுக்குக் கூட நாம மருத்துவமனைகளுக்கு ஓடிச் சென்று, அங்க ஒரு பத பதப்போட, பயத்தோட தான் நாம அங்க காத்துகிட்டு இருந்திருப்போம். அப்ப வந்து நம்ம வந்து அதுக்கு நமக்கு என்னாயிடுத்தோ? ஏதாயிடுத்தோ? அப்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே அச்சப்பட்டுட்டிருப்போம்.
கண்டிப்பா.
அந்த அச்சப்படுறப்ப, அதுவே ஒரு பாதி இன்னும் கொஞ்சம் வியாதிய அதிகப்படுத்திவிட்ரும். ஆ, ஆனா இன்னைக்கு வந்து நீங்க வந்து வீட்ல இருக்கீங்க. உங்களுக்குத் திடீர்னு ஒரு சு தலைசுற்றல் வருது. இயல்பா தலைசுற்றல் எதுக்காக வரும்கிற அடிப்பட நமக்குத் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே, ஒரு பிபி அதிகமா இருக்கும் அல்லது கொறஞ்சிருக்கும். நம்ம வந்து அதக் கணிச்சுருவோம். அப்ப ஏற்கனவே நம்ம மருத்துவர்ட்ட போன அனுபவம் இருக்கும். நமக்கு பிபி உங்களுக்கு இருக்கு. நீங்க பிபி வர்றதுனால தான் உங்களுக்குத் தலை சுத்துது அப்டின்னு அவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்திருப்பாரு. ஆனாலும் அது நம்ம மாத்திர, மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, திடீர்னு ஒரு நாள் வீட்ல தலைசுற்றல் வந்துச்சுன்னா, உடனே நம்ம மருத்துவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி, அது என்ன நெலம? நமக்கு என்ன ஆயிருக்கு? அப்டிங்கிறத நீங்கத் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, <swallows> வந்து உடனே வீட்ல ஒரு ப பிபி மிஷின் வச்சிருந்தீங்கனா, அதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிபி நம்ம வழக்கமா ஒரு 120 80 இருக்கா, இல்ல அதவிட அதிகமா இருக்கா? இல்ல கொறஞ்சிருக்கா?
ஆமாங்க. ஆமா. ம். அப்பதான் ஞாபகம் வரும். நம்ம மாத்திர சாப்பிடவே மறந்துட்டோமே! அப்டின்னு கூட சில சமயங்கள்ல ஞாபகம் வர்றதுக்கு உண்டு.
ஆ, அது தான். அது மாதிரி உடனே வந்து, நமக்கு வந்து அங்க தெரிஞ்சு போயிடும். சரின்னு நம்ம தேவையற்ற பதற்றமடைய தேவையில்ல. ஓ! நம்ம ஏதோ ஒரு வழக்கமான பாணியில இருந்து, ஏதோ ஒரு இத மாத்தி இருக்கோம். அதனால பிபி கொறஞ்சுருச்சு இல்ல அதிகமாயிருச்சு அப்டின்னு சொல்லி நமக்கு அந்த அந்த பிபி மெஷின் நம்ம வீட்லயே வச்சிருக்கனால உடனே தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு போயிடுச்சுன்னா, நம்ம அதுக்கு ஏத்தாற்போல அந்த மாத்திர நீங்கச் சொன்ன மாதிரி சாப்பிடாம இருந்தா சாப்ட்ருவோம். இல்ல அத வந்து அதிகமா சாப்டோம்மா குறைவா சாப்டோம்மா மருத்துவர்ட்ட ஒரு தொலைபேசியில கூட ஆலோசனை கேட்போம். இந்த மாதிரி இ நம்ம உடனடியா ஒரு தீர்வு நோக்கிப் பயணிக்கிறதுக்கு, அந்த அ ஒரு அந்த பிபி மிஷின்னானது உதவி செய்யும். அதே போல தான் நமக்கு இந்த சர்க்கரை அளவைப் பார்க்கக்கூடிய அந்த மெஷின். சர்க்கரை அளவைப் பார்க்கக்கூடிய அந்த மெஷின் என்ன பண்ணும்? நீங்க ஒரே 1 டிராப்ப வந்து உங்களோட பிளட் சாம்பிள் அதுல போட்டீங்கன்னா, உடனே வந்து அடுத்த நொடி. அடுத்த சில வினாடிகள்ல உங்களோட சர்க்கரை அளவு ரத்தத்துல அப்ப எவ்வளோ இருக்கு அப்டிங்கிறத அழகா காட்டிரும். அத வந்து நீங்கச் சாப்பிடுவதற்கு முன்னாடி வந்து பாத்துக்கிறோம். அத அப்ப வந்து அந்த பாஸ்ட்டீங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுகிட தெரிஞ்சுரும். அடுத்த 1 மணி நேரம், 2 மணி நேரம் சாப்பிட்ட பிறகு நீங்க வந்து ஆ அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு எவ்வளோ இருக்கு அப்டிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். 2 அளவையும் ஒப்பிட்டு அது கட்டுக்குள்ள இருக்கா? இல்ல அதிகமாயிருக்கா? இல்ல கொறஞ்சிருக்கா? அப்டின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்ட முடிவு மருத்துவர சந்தித்து ஆலோசன பெறணுமா? அல்லது மாத்திர, மருந்த மாத்தணுமா? என்ன ஏது அப்டின்ட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்குறதுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும்.
ஆமா. ஆமாங்க. ஆமங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா இதெல்லாம் வீட்டிலயே வந்து நம்மளே ஒரு மெஷின் ஒண்ணு இருந்துச்சு அப்படினா, இப்போ வீட்ல பெரியவங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒரு 30 வயது கடந்தவங்க அடுத்த ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா இந்தந்த மிஷின்லாம் கண்டிப்பா என்ன பண்ணும்? வீட்டுல இருந்துச்சி அப்டின்னா அது நல்லது. திடீர்னா நம்ம வந்து உடனே ஓட்றதுக்கான அவசியம் இல்லாத அளவுக்கு, நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மெஷின்கள் வந்து கொஞ்சம் கைக்குடுக்குது அப்படின்னே சொல்லிச் சொல்லாங்க. நீங்கச் சொன்ன அத்தனையுமே உண்ம தான்.
இதுவே ம். ம்.
இப்ப, எதிர்காலத்துல எப்படி இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறீங்க?
ஆ, நல்லா கேட்டீங்க. இப்ப இந்தந்த பிபி இந்த இது சுகர் மிஷின் சொன்னேன். முன்னை காலத்துல வந்து நீங்க எதாவது இத பாக்கணும்னா மருத்துவமனைக்கு ஓடணும். அதுக்கு மருத்துவர் பாக்குறதுக்கு 1 நாள் முழுக்க நிக்கணும். அப்புறமா அங்க அவரு எழுதிக் குடுப்பாரு. அப்புறம் போய் டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்த ரிசல்ட் வர்றதுக்கு 3 நாள் ஆயிடும். அதுங்காட்டி நம்ம ஒடம்புல என்ன பாதிப்பு இருக்கு? ஏது இருக்குன்னு அவரு எளிதுல அந்த டெஸ்ட் ரிசல்ட் பாத்துட்டு தான் அவங்க சிகிச்சையே குடுப்பாங்க. அதுங்காண்டி நமக்கு எப்படி வந்து அது ஒடம்புல ச விளைவுகள ஏற்படுத்தும்? அத நம்ம எப்படி தாக்கு பிடிப்போம்? அப்டிங்கிறது தெரியாது. அது வந்து மிகப்பெரிய சவாலா இருந்தது. இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல இந்தச் சவால்கள்லாம் வந்து நம்ம பெருசா எடுத்துக்கொள்ளத் தேவையில்ல. உடனடியா போறோம். உடனடியா நமக்கு வீட்லயே பாத்துட்டு போறோம். நேரா அங்க போய் பாக்குறோம். அவங்களும் அதே மாரி உடனடி மிஷின் வச்சு பாக்குறாங்க மருத்துவமனையிலும். அந்த மருத்துவர் வந்து உடனே சிகிச்சை குடுத்து சிகிச்சையத் தொடங்கிர்றாரு. இது வந்து மிகப்பெரிய பலன். அப்புறம் இது எதிர் இ இப்பயே வந்து இவ்ளோ ஒரு உயர் தொழில்நுட்பங்கள்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற பொழுது இன்னும் வந்து மேலை நாடுகள்லாம் இருந்து வரக்கூடிய புதிய தகவல்லாம் ரொம்பவே ஆச்சரியம் அளிக்குது. இப்ப நம்ம வந்து உபகரணங்கள் என்ன பண்ணுதுன்னா நமக்கு, ஏதோ இந்த மாதிரி சிறு உபகரணங்கள் வீட்டுல வச்சு பயன்படுத்திய உபகரணங்களப் பத்தி நான் சொன்னேன். ஆனா, <swallows> சமீபமா நான் 2, 3 அ செய்திகளப் படிச்சேன். வீடியோகள்ளயும் பார்த்தேன். ஒரு அ அந்த மருத்துவர் ஒரு ஊர்ல இருக்காரு. அந்த ஒரு சர்ஜரி அவரு செய்யக்கூடிய சர்ஜரி வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் தொலைவுள அப்பால். ஆனா, இவரு இங்க இருந்துட்டு சர்ஜரி பண்றாரு. 5000 கிலோமீட்டர் ஒரு மருத்துவர் ஒரு இடத்துல இருக்காரு. அந்த மருத்துவமனை ஒரு இடத்துல இருக்கு. இவரு இப்ப உதாரணமா நீங்க இங்க இருக்கீங்கன்னா நம்ம வந்து அ ஒரு துபாய்ல ஒரு அறுவை சிகிச்சை பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. எப்படி வீடியோ கான்பரன்ஸ் மூலமா?
ம். ஆமா. ஆமாங்க. அப்டியா? ம். ஆமா. ம். ஓ! எப்படி? ம். ச ஓ. வேற ஒரு மருத்துவர் பண்றாங்களா?
அ. ஆமா, ஏஐ உதவியோட அங்க ஒரு ரோபோ வந்து இவரு செய்ய வேண்டிய எல்லா சிகிச்சையும் அவரு செய்யற இவரு வந்து அந்த ரோபோக்கு இங்க அவருடைய ஆன்லைன்லயே வலி காட்டுறார். நீ இத பண்ணு, அத பண்ணு அப்பிடிங்கிறாரு. அத போய் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் செய்யுது உள்ள ஒரு பேஷண்ட் உண்மையான பேஷண்ட் படுத்திருக்காரு. அது அங்க சிகிச்சை கொடுக்குது. இது வந்து இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய மிகப்பெரிய அ, அ என்ன அப்படினு எந்த அளவு தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்துருக்குங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இப்பயே இது மாரி இருக்கு அப்படின்னு சொன்னா
ஓ. ஆமாங்க. ஒரு ரோபோவே ஆ இப்ப ரோபோவே இந்த காலத்தலே இப்ப வந்து மனுசங்காலோட உடல்ல கை வைக்க ஆரம்பிச்சுடுச்சு அப்படின்னா, அட வரும் காலங்கள்ல எப்படி இருக்கும்?
ஆ அத தான் சொல்ல வந்தேன். இப்பயே இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரோபோனா ரோபோவே செய்யல. இந்த இடத்துல நம்ம அத புரிஞ்சுக்கணும். அந்த ரோபோவ இத்தனை கிலோமீட்டர் தொலைவுல இருந்து இவர் கையாண்டு இயக்குறார். மருத்துவரோட அறிவுதான் அங்க வேல செய்யுது. அது வந்து ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. இருந்தாலும் கூட அந்த இயந்திரத்த வந்து இவரு இவ்ளோ தொலைவுல இருந்துகிட்டு அத வந்து இன்றைய மிகப்பெரிய அ செயற்கை தொழில் அ செயற்கை <clicks tongue> நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வாயிலாக அத கையாண்டு இயக்குறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய இது. இது இன்னும் வருங்காலத்துல இன்னும் உந்து உச்சத்துக்கு போகும் அப்படின்னு தான் தோணுது. நீங்க சொல்ற மாரி மருத்துவரே இல்லாம மருத்துவருக்கு பயிற்சி பெற்ற ஒரு ஏஐ தொழில்நுட்பம் கூட வரலாம். அது வந்து ஒரு சிகிச்சை முறையை கையாளலாம். யாருக்கு தெரியும்? அந்த மாரி வருங்காலம் வந்து இன்னுமே வந்து அ அந்த கருவிகள், கண்காணிப்பு கருவிகள்லாம் ரொம்பவே சிறப்பானதா ஏஐ தொழில்நுட்பத்தோட மேம்படுத்தப்பட்ட வகையில தான் இருக்குன்னு நான் நம்புறேன்.
ம். ஆமா. ஆமா. இப்ப வந்து அப்டி இருக்கும்போது, நம்மளுடைய மக்களுடைய மனநிலமை எப்டி இருக்கும்?
மக்களுடைய மனநிலை வந்து அப்ப அந்த காலத்துல நீங்க ஒரு மருத்துவமனைக்குப் போனீங்க அப்டின்னு சொன்னா, அது அரசு மருத்துவமனை ஆகட்டும், அல்ல தனியார் மருத்துவமனை ஆகட்டும். மருத்துவர்களுடைய எண்ணிக்க வந்து குறைவா இருக்கும். அதனால வந்து ஒரு கூட்டம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு சின்னதா ஒரு ஒரு சளி, இருமல், காய்ச்சலுக்கு போய் ஒரு சிகிச்சை எடுக்குறனா எடுக்குறதுனா கூட, ரொம்ப நேரம் வரிசைல காத்திருக்கணும். அவுங்கட்ட வந்து மருத்துவர பாக்குறதுங்காட்டியும், அ, சீட்டு எழுதி வாங்கணும். அப்றமா போயிட்டு, அந்த மருந்து குடுக்கற ஒரு எடம், ஊசி போடுறது. ஒரு மருத்துவமனைக்குனு போயிட்டாலே, ஒரு நாள் முழுக்க செலவிட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வந்து காலகட்டம் வந்து அது அப்டியே மேம்பட்டுருக்கு. நம் இன்னைக்கு வந்து நோயாளிகளுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாயிருக்கு. அதே நேரத்துல மருத்துவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா தான் இருக்கு.
ஆமா. ஆமாங்க.
அப்ப அந்த விஷயங்கள வந்து சமாளித்து நம்ம எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமா எவ்ளோ நோயாளிகள் வந்தாலும் விறு விறு விறு விறுன்னு அவங்க வந்து சிகிச்சை அளித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போயிறாங்க. ஒரு தொய்வு என்பது இன்னைக்கி இல்ல. அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால சிகிச்சை அளிப்பதுலெல்லாம். இப்ப இது இன்னமும் வருங்காலத்துல அதனால மக்கள் மனநிலை வந்து இந்த மருத்துவ துறையில கண்காணிப்பு கருவிகள்லாம் மேம்பட்டு வருவதை வரவேற்கதான் செய்றாங்க. அது இன்னமும் நல்லா வரணுனு தான் எதிர்பாக்கறாங்க.
அ. ஆமாங்க. ஏனா வந்து முன்னாடிலாம் வந்து அந்த பிபி பாக்குற மெஷினோ இல்ல வந்து அந்த சுகர் டெஸ்ட் எடுக்குற மெஷினும் பெரும்பாலுமான வீட்டுல வந்து இருக்காது. நம்ப எப்பெல்லாம் நம்ம ஏதா எடுக்க போறோங்க அப்டின்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து வந்துருக்க அந்த அந்த மெடிக்கல் ஷாப்லயே தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போய் செக் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை கொடுத்து என்ன பண்ணிட்டு வருவாங்கன்னா, செக் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா
ஆமா, ஆமா, ஆமா. ஆமா அந்த மெடிக்கல் ஷாப்ல அவங்க ஒரு தொகை நிர்ணயம் பண்ணிருப்பாங்க. அத நம்ம கொடுத்து அதை எடுத்துட்டு வருவோம்.
ம். எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இப்ப இப்ப பாத்தீங்க அப்டின்னா, இப்ப சில ஒரு 2 வருடங்களாவே இப்ப நிறைய வீட்டுல நானே பாக்கறேன். பிபி மெஷின் வச்சிருக்காங்க, சுகர் டெஸ்ட் மெஷின் வச்சிருக்காங்க. அப்டி இருக்கும்போது நவீனத்தை வந்து மக்களும் அந்த மருந் நவீன வந்து மருத்துவத்துல இருக்கிறத மக்கள் வந்து வரவேற்கதான் செய்றாங்க. நீங்க சொல்றதுல வந்து மாற்றுக் கருத்து எதுவுமே இல்ல. அதுவும் மாதிரி அந்த மாரி ஒரு ரோபோ வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்டின்னா சிறிது காலங்கள்லயே வந்து என்ன பண்ணிருவாங்க, அப்டின்னா அதையும் மக்கள்கள் வந்து ஏத்துக்கக்கூடியரா சூழ்நிலையும் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற மேரி நோயாளிக்கூட எண்ணிக்கையும் பாத்தீங்க அப்டின்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. முன்னாடில்லாம் பாத்தீங்கன்னா, நமக்கு இந்தச் சளி, காய்ச்சல்லாம் இருந்துச்சுன்னா வீட்டிலயே ஏதோ ஒரு அம்மா வந்து கசாயம் வச்சு கொடுப்பாங்க. அதக் குடிச்சுப்போம். அந்த மாரி தான் இருந்துச்சு. இப்பனா எதுக்கெடுத்தாலும் வந்து மருத்துவமனைக்கு தான் ஓடிட்டுருக்கோம் இல்லையா? அப்டிப்பட்ட காலங்கள வந்து பாத்தீங்க அப்டின்னா உங்களுக்கு வந்து இந்த மாரி ரோபோ வர்றது அப்டிங்கிறது ஒரு நல்ல ஒரு வருகை தான். உங்கள்ட்ட பேசியதுக்கு மிக்க மகிழ்ச்சி. அழகா ஏன்ட்ட எல்லாத்தையும் எடுத்துச் சொன்னீங்க.
ம். நன்றி.